ஆமா, அதுபோக என்னென்ன அங்கேருந்து குறைஞ்சபட்சம் அந்த கிளாம்பாக்கத்திலேருந்து அ சே இந்த சிங்கபெருமாள் கோயில் தாண்டறதுக்கு 2 மணி நேரம் ஆற மாரி அ கடுமையான போக்குவரத்து நெரிசல் இருந்ததுனால வண்டிகள் எதுவுமே அவ்வளோ சீக்கிரம் மூவ் மூவ் ஆகல பேருந்து நிலையத்துக்குள்ளேயே நெறைய நெருக்கடி ஆயிருச்சு.
ம், ம். சரி, சரி. ஓ. ஓஹோ! இறுதியா அந்த பேருந்து கண்டுபிடிச்சு ஏறிட்டீங்களா?
ஆமா, இதனால என்னன்னா இல்ல, அது 10:30க்கு போ வேண்டிய பேருந்து 12.30 ப 1 மணிக்கு தான் வந்ததே அந்த இடத்துக்கே. அதனால, அந்த ஒரு 2.30 மணி நேரம் எங்களுக்கு பெரிய குழப்பம் ஆயிருச்சு மனதளவிலும் சரி உடல் அளவிலும். ஏன்னா, நெறையா காலையில வேல பார்த்துட்டு சாயங்காலம் வந்துட்டு அந்த வ பேக்கு அதுவும் குடும்பம் வேற இருந்தாங்களா, அவங்களே வச்சுக்கிட்டு பெரிய பிரச்சனை ஆயிருச்சு. எ நான் மட்டும் இல்ல அங்கே இருந்த எல்லாருமே வந்து
ஒஹ். ஆஹா. ஓ! ஆமா, ரொம்ப சிக்கலாகிருக்கும் இல்லையா? ஏன்னா, நம்ம முன்பதிவு பண்ணியிருக்கோம் நா இத்தனை குடும்பத்தில இருக்கற உறுப்பினர்கள் அப்டின்னா நெறைய எல்லாருக்குமே சேர்த்து நெறையா காசு போடு நம்ம வந்து அந்த டிக்கெட்டுகள முன்பதிவு செஞ்சிருப்போம். அது அந்த சரியான நேரத்துக்கு வரல. என்ன ஆனுச்சுன்னே அப்டின்னு தெரியல அப்டின்றபோது வந்து சரியா சரியான ஒரு இக்கட்டான சூழ்நிலையா தான் இருக்கும். நம்ம மனநிலை வந்து அது
கண்டிப்பா, அ அ அவரு நடத்துனரோட நம்பர் குடுத்த நம்பருக்கு கைபேசி நம்பருக்கு அழைச்சோனா அவுரு ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறாரு அப்டிங்கிற பட்சத்திலன்ன
ம்ஹ்ம். ஆ ஏன்னா, உங்கள மாதிரி தொடர்ந்து நெறைய பேர் அவங்கள அழைச்சுகிட்டே இருப்பாங்கல்ல. எத்தனை பேரு முன்பதிவு செஞ்சுருக்காங்களோ எல்லாருமே உங்கள அழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால வந்து அவங்க எடுக்காம விட்டிருக்கலாம் எ அவ்வோ எடுத்து ஒரு வார்த்த சொல்லியிருந்தா இந்த வந்துட்டு இருக்கவங்க இந்த நெரிசல மாட்டிக்கிட்டோம். <chuckles>
ம்ஹ்ம். ஆமா. ஆமா, ஆமா. கண்டிப்பா. இல்ல, இது இது இது வருஷம் முழுக்க நடக்குற பிரச்சனை. இது வந்து அவங்க வ வண்டி கிளம்புற நேரம் தாமதமாகதுனா இப்ப தனியார் பேருந்துகள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவங்க அந்த இத வெளியிட்டுருவாங்க. இது இன்னும் தாமதமாகும் அப்டின்னு இவங்க அந்த மாரி ஒரு குறுஞ்செய்தி எடுப்புனா கூட ஆளுங்க பொறுமையா உட்காந்துருப்பாங்க. அ இது என்னன்னா, அவங்களுக்கு ஆளுங்க உட்காரறதுக்கும் இடம் இல்ல நீங்க தரையில போய் உட்கார முடியாது. அ அவ்வளோ கூட்டம் குவிஞ்சிருந்தது அதெல்லாம் ரொம்ப ஒரு கஷ்டமான நேரம். அதுவும் 12:30 மணிக்கு மேல வந்த வண்டி நாங்க திரும்ப சென்னைய தாண்டறதுக்கே ஒரு 2 மணி ஆயிருச்சு.
ஓ! ம்ஹ்ஹ்ம். ஆ. ம்ஹ்ஹ்ம்.

ஓ! ரொம்ப சிரமமா இருந்திருக்குமே. <laughs>
ம். அதனால, அடுத்த நாள் காலையில நாங்க ஒரு 7:00 மணிக்கு ஊருக்கு போகலாங்கிறது வந்து, 11:00 மணிக்கு தான் போய் சேர்ந்தோம். அதனால, அந்த ஒரு நாள் வந்து தீவாளிக்கு முந்தைய ஒரு நாள் வந்து வீணான மாரியே ஆயிருச்சு கிட்டத்தட்ட.
அஹஹ. ஆ, ரொம்ப மோசமான அனுபவமா இருந்திருக்கும் உங்களுக்கு, அது. அந்த நேரத்தில ரொம்ப பதட்டமா உணர்ந்தீங்களா? ஏனா, குடும்பத்தோட இருக்கீங்க, இரவு நேரத்தில அப்படீன்ற போது, உங்களுக்கு துணையா வேற யாரும் இருந்தாங்களா? அந்த இடத்துல.
கண்டிப்பா, கண்டிப்பா. இல்ல எனக்கு பதட்டம்லாம் ஒண்ணும் கெடையாது. நம்ம நமக்கு பதட்டம்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன ஒரு இதுனா, நம்ம ஒரு திட்டமிட்டு போயிருந்தோம். இந்த மாரி குடும்பத்தில நாளைக்கு அடுத்த நாள் போய் சில சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறதா இருந்தது. நான் கடைகளுக்கு போய் கொஞ்சம் அ பொருட்கள் வாங்குறதுக்கான திட்டம்லா வச்சுருந்தேன். அது எல்லாமே வந்து தள்ளிப் போற மாரி இருந்தது. அந்த ஒரு வருத்தம் தான் இருந்தது. 2ஆவது அங்க வந்து சங்கடமான நிலையா இருந்தது. நமக்கு போதுமான ஆ சாப்பாடு வசதி இல்ல, அந்நேரம் கிளம்பாக்காத்துல, ஆ கழிப்பறை வசதிகள் சரியில்ல.
ம்ஹ்ம். ம்ஹ்ஹும். ம், ம், ம். ம், ம்ஹ்ம். ஆ, நான் அததான் கேட்க வந்தேன். ஏனா, நீங்க வந்து குடு ஆ, ஆ, ஆ. அந்த ஆமா. ஏனா, நம்ம இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் அங்க வந்து, அங்க காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அப்டின்னா, அப்போ அந்த இடத்துல நமக்கு வந்து பெண்களாகட்டும் யாரா இருந்தாலுமே சரி, தேவையான அந்த கழிப்பறை வசதி இருக்கணும். அப்புறம் அந்த அளவுக்கு ஆ சு ன் ஆமா, சுத்தமான, சுகாதாரமான இடமும் இருக்கணும். இல்லையா? அங்க உட்காந்துக்கிறதுக்கு ரொம்ப கலீஜா இருந்ததுனா, அந்த இடத்துல நம்ம போயிட்டு அ 3 மணி நேரம்லாம் வெயிட் பண்றது, எவ்வளோ ரொம்ப கஷ்டமான விஷயம். அது இல்லையா?
இந்த மாரி பிரச்சனைகள்லாம் இருந்தது. தண்ணீர் கிடைக்கணும். சுத்தமான தண்ணீரு. அது போ ஆமாம்மா. கண்டிப்பா. அது ஒரு கஷ்டமான விஷயம். அதனால அது போ இது ஒரு பிரச்சன. இது தாண்டி இன்னொரு ஒரு தடவ என்னாச்சுன்னா, நான் மட்டும் தனியா வந்து ஒரு தடவ அ சென்ட்ரலேருந்து கோயம்புத்தூர் போறதுக்காக நான் வந்து, ஒரு வட இந்தியாவிலேருந்து வந்த ஒரு தொடர் வண்டியில வந்து, நான் எனக்குன்னு ஒரு சீட்டு புக் பண்ணி போயிருந்தேன். ஆனா, நான் அங்க போய் பார்த்தேனா, அந்த வண்டி வந்து நின்னோன பார்த்தா வண்டி ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா, அல்ரெடி ஆ அ முன்பதிவு செய் முன்பதி ஆமா, முன்பதிவு செய்யாத எடத்துல உள்ளவங்க எல்லாமே இதில வந்து வண்டிய நெறச்சு உட்கார்ந்திருந்தாங்க. உள்ள போறதுக்கான வழியே இல்ல.
ம்ஹ்ஹ்ஹும். ம்ஹ்ம். ம்ஹ்ம். ஓ! ம். ம். வட இந்தியர்களா இருந்தாங்களா? <laughs>

ஆ அதெல்லாம் ரொம்ப பயம் தரக்கூடிய ஒரு தருணமா இருந்திருக்குமே!
ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. 1, 2 பேர்னா பரவாயில்லங்க. நாலஞ்சு பேர் மொத்தம், மொத்தமா சுத்திட்டு இருந்தாங்க. அதனால அங்கயே கூட்டங்கள் கொறைஞ்சுகிட்டே தான் இருந்தது. உடனே நான் என்ன பண்ணேன் "சரி, இதுக்கு மேல இருந்துக்கிறது அ ரிஸ்க்" அப்பிடின்னு சொல்லிட்டு, என்னோட நண்பனுக்கு ஃபோன் அடிச்சு அவன வர சொன்னேன். அவன் என்ன வந்து அங்கருந்து நேரா வந்து பிறவு அ இருசக்கர வாகனத்திலேயே நேரா கூட்டு கொண்டு போய் கிளாம்பாக்கத்தில விட்டாரு. அங்கேருந்து எ எதாவது ஒரு பஸ்ஸ பிடிச்சு அங்கேருந்து நான் பஸ் ஏறி போனேன். எல்லாம் இருக்கு. அதாவது நம்ம
அச்சச்சோ! <snorts> ஆஹா! ஆஹஹ! ஆ. ம். இது ஆஹஹ. ஆ பொதுவா இந்த மாதிரி வந்து இந்த நீங்க சொன்னமாரி, இந்த போ வர்ற பஸ்ல இப்படி ஏறிக்கலாம். அப்பிடின்னு வந்து நம்ம ஒரு திட்டமிட்டோம் அப்பிடின்னா, அது எ எல்லா நேரத்துலயும் நமக்கு கை கொடுக்கும் அப்பிடினுன்னு ,கிடைக்க அ தொலைதூரம் பயணம் போம்போது ஆ.
கண்டிப்பா. அது போக பார்த்தீங்கன்னா, நீங்க நிக்கிற எடம் பார்த்தீங்கன்னா, சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, இப்ப பெ பெங்களூர் போணுனா நம்ம இந்த பூந்தமல்லி ஏ ஏரியா அந்த எடத்துக்கு க ஓரமா போய் நிப்பாங்க அந்த எடல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 10:00 மணிக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ரொம்ப பாதுகாப்பான எடம் கெடையாது அந்த கார்னர்லாம்.
ம், ம். ஆ. அதையுமே நம்ம யோசிக்கணும்.
அதனால வந்து குடும்பத்தோட போம்போது இது நல்லது என்னென்னா, நம்ம முன்கூட்டியே பு பதிவு பண்ண போணும். இல்லாட்டின்னா நம்ம வெ வெயிட் பண்ணியே போலாம். ஒன்னும் அர்ஜென்ட் இல்ல. அது வந்து ரிஸ்க்ல கொண்டு போய் விடக்கூடாது.
ம், ம். ம் ம். ஆமா ஆமா. அ நமக்கு அவசரமா போகணும் அப்பிடினாலும் நம்ம இந்த மாதிரி க மெயினான இருக்க அந்த பேருந்து நிலையத்தில போய் முதல் ஆளா ஏறி அந்த இருக்கைகள்ல
ஆமா. கூட ஒரு ரூ. 500, ரூ. 1000 ஆயிட்டு போது பிரச்சனை இல்ல. நமக்கு வந்து நம்மளோட பாதுகாப்பு தான் முக்கியம். ஏன்னா நம்ம எடுத்துட்டு போயிட்டு அ வ டிக்கெட் இல்ல அங்க வண்டிகளே கெடைக்காம, இங்கேயும் இல்லாம அங்கேயும் இல்லாம நம்ம நடுவழியில நிக்கிறமாரி ஆயிரும்.
ஆ அப்பிடி வந்து ஆ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ம், ம், ம், ம்.